இருப்பாங்கங்க. அவங்க எப்பவுமே நம்மளை கைவிடக்கூடிய ஆட்கள் கிடையாது. அதனால, அம்மா அப்பா எப்பவுமே என்கூட தான் இருந்தாங்க. அம்மா வந்து நான் சாப்டேனாலும், ஊட்டி விட்டுட்டே தான் இருந்தாங்க. இருந்தாலும் அம்மாக்கு புரிஞ்சிருச்சு என்னோட கஷ்டம் என்னன்ற மாரி புரிஞ்சிருச்சு. அ இருந்தாலும். அ. தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அவங்க வந்து கொஞ்சம், கொஞ்சமா ஊட்டுவாங்க. ஆனா என்னால சாப்பிட முடியல. நான் சாப்பிடவும் இல்ல அப்படின்னும் போது, என் தோழி வந்து என்கூட 1 வாரம் எங்க வீட்டிலயே தான் தங்கி இருந்தா. அவங்க வீட்டுல எதுவுமே சொல்லல. அம் சரி, நீ அவ கூட இரு, அப்படின்ற மாரி அவளை அவளுமே ஒரு நல்ல தோழி தாங்க. அவ என் பள்ளி பருவத்துல எனக்கூட எல் கே ஜி ல இருந்து 12வது வரைக்கும் ஒண்ணா தான் படிச்சா. ஆனா அவ இன்ஜினியரிங் எடுத்துட்டு அவ கொஞ்சம் மாறிப் போயிட்டனால, கொஞ்சம் அந்த 11த்ல இருந்தே கொஞ்சம் அ அவ கொஞ்சம் தனியா போயிட்டா, அவ்ளோ தான். தனியா போயிட்டான்னா, அந்த படிப்புக்காக அவ கொஞ்சம் தனியா போயிட்டா. மத்தபடி வீட்டுல இருக்கும்போது வந்து பேசுவா, வைப்பா, அந்த மாதிரி தான் இருப்பா.
ஆமா, ஆமா, கண்டிப்பா. நீங்கச் சாப்பிடுற மனநிலமைல இல்ல அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்ல்ல? அப்டி